ம். கண்டிப்பா. உண்ம தான் நீங்க சொல்றது. ம்.
அப்பிடின்னா, எனக்கு தேவைப்பட்ட ரிசல்ட்டே, நான் வந்து அந்தமாரி சுயமா படிச்சு, ஒரு நா 4 வது அட்டெம்ப்ட்ல, நான் 6.5 வரைக்கும் நான் ரேட்டிங் எடுத்துட்டேன். இத்தனைக்கும் நான் தமிழ் மீடியம் தான்.
பரவாயில்ல. நீங்க உங்க சொந்த முயற்சியிலேயே அவ்ளோ தூரம் போயிருக்கீங்கங்கிறது கேட்கிறப்பயே, எனக்கு மெய்சிலிர்க்குது. ரொம்ப வாழ்த்துக்கள்ங்க, இந்த விஷயத்துக்கு. ம் சரி. இதுக்கப்புறம் இந்த ஆங்கில மொழித் தேர்வு வந்து நீங்க படிச்சிட்டீங்க. பின்னர் வேலை பார்க்கும் தருணத்தில ஏதாவது நீங்க வந்து அ பயில வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வந்துச்சா? ம்.
கண்டிப்பா. த் நன்றி! எனக்கு இந்த இது மென்பொருள் நம்ம உபயோகிக்கப்போம். வேர்ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த அ எஸ்ஏபி வந்து நாங்க உபயோகிச்சிட்டிருந்தோம். அந்த வேர்ஹவுஸோட சாஃப்ட்வேர்.
ஆ. இப்ப நீங்க அது வந்து எல்லாத்தையும் என்டர்பிரைஸ் சாப்ட்வேர் ன்னு ஆங்கிலத்தில கூறுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மென்பொருள் அது. இல்லேங்களா!
ஆமா. ஆமா. அந்த வேர்ஹவுஸ நிர்வகிக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர உபயோகிச்சிட்டுருந்தோம். ஆனா, அதில எனக்கு அங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, வேர்ஹவுஸில வந்து யாரும், யாரும் கத்துக் குடுக்கமாட்டாங்க. வேலைகள பொறுத்தவரைக்கும்.
ம். நிச்சயமா. ஏன்னா, வளர்ந்துருவாங்களோ! அப்பிடிங்கிற ஒரு பயத்திலயே யாரும் எதுவும் சொல்லி தர மாட்டாங்க.
ஆமா அது எல்லா எடத்துலயும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது, ஆனா, எனக்கு என்னன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, அதோட அந்த ஒவ்வொரு ஆ ஒரு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகுது. எனக்கு ஒரு பொருள கண்டுபிடிக்கணுன்னு நான் உள்ள போய் தேடணுன்னா, அது எப்பிடி ஒவ்வொரு விதமா நம்ம போவோம்? அதெல்லாம் ஒன்னொன்னா பிரிண்ட் எடுத்துக்கிடுவேன். பிரிண்ட் எடுத்து, அத ஒண்ணா பஞ்ச் மாரி அமிச்சு, அதுக்கப்புறம் அத நொ அத அப்பிடியே மெமரைஸ் பண்ணுவேன்.
அம். ம். அடேங்கப்பா. நீங்க வந்து அதற்கு ஒரு ம மறுபடியும் பெரும் முயற்சி. ஏன்னா, அத க பிரிண்ட் அவுட் எடுத்து அத வச்சு, உத்து பார்த்து, அத மனப்பாடம் செய்யிறதுங்கிறது ஒரு கடினமான விஷயம். நீங்க எதிர்நீச்சல் போட்டுருக்கீங்க.
ஏன்னா, எனக்கு கணினி அந்நேரம் எனக்கு அக்சஸ் கிடையாது, தொடக்கத்தில. அப்பிடி இருக்கிற பட்சத்தில, இவுங்க சாப்பிடற நேரத்துக்கு இவுங்க வெளியே போவாங்க, டீம் லீடர்லாம். அந்நேரம் நான் போய் கணினிய வந்து ஓ தொறந்து, அதில இருக்கத வந்து பிரிண்ட் எடுத்துட்டு போறது.
அச்சச்சோ! சரி. சரிங்க. ம். ம்.
அதுக்கப்புறம் பார்த்தா, ஆ நான் வந்து கொஞ்சம் மேலாளர் இதுக்கான அப்புறம், என்னோட எக்ஸல்ல வந்து இன்னும் எனக்கு